ஓ! சொன்ன அடுத்த நாளே வந்து கெளம்பி இதுவுமே அடுத்த சர்ப்ரைஸ். ஆஹா! உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரே அந்த, அந்த த "மாறிய தருணம்" அப்படீன்றது ஒ ரொம்ப சிறப்பா அமஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்தடுத்த சர்ப்ரைஸுகள். அழகா சொல்றீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. <laughs>
<laughs> ஆமா. கண்டிப்பா. எனக்கு வந்து திடீர்ன்னு சொன்னா, நான் என்ன நெனச்சுட்டேன், "சும்மா சொல்றாங்க போல. நம்பள வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து, இம்ப்ரஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து சொல்றாங்க." அப்படீன்னு நா வந்து நெனச்சேன். அவரு வந்து இல்ல இல்ல, உண்மையிலே நம்ப போறோம். எ நா அத கேக்குறேன், "எதுவுமே வந்து பிளான் பண்ணலையே. அப்பறம் எப்படி போறது?", "அந்த கவலைலாம் உனக்கு எதுக்கு? நா வந்து ஃபோன் பண்ணி எங்கங்க வந்து அ அறைகள்லாம் புக் பண்ண சொல்லணுமோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கெளம்பி மட்டும் காலையில ரெடி ஆகு." அப்படீன்னாரு. நா சொன்னேன், "இன்னும் நா வந்து இதுலிருந்து, இந்த அதிர்ச்சியிலருந்தே நா வந்து மீண்டு வரல. நம்ம நாளைக்கு போ வேணாம். நாளானைக்கு போவோம். நாளைக்கு ஃபுல்லா, இந்த அதிர்ச்சிய வந்து நா வந்து" <laughs>
ம்ஹ்ம். நிச்சயமா. ம். ம்ஹ்ம். ம்ஹ். ம்ஹ். ம். <laughs> ம்ஹ். ம். ம்ஹ்ம். ஆமா. இந்த சந்தோசத்த 1 ஸ்ட்டு முழுசா அனுபவிச்சுக்கிறேன். அதுக்கப்பறம் அடுத்த சந்தோஷத்துக்கு போலாம். ஒர் ஒரே நேரத்தில இவ்வளோ குடுத்தா, நான் என்னதான் "அச்சச்சோ! பெருமாளே! நான் என்ன பண்ணுவேன்?" அப்படீன்ன மாரி. <laughs> அ <laughs>
ஆமா. <laughs> <laughs> கிட்டத்தட்ட, அப்படி தான் இருந்துச்சுங்க.
அஹ.
அவுங்க வீட்லயுமே கேட்டாங்க. "என்னப்பா? திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம கெளம்பி போற. இல்லப்பா, அப்பறமா ஒரு நாள் பார்த்து போப்பா. அடுத்த வாரம் போப்பா." அப்படீன்னு அவுங்க பெற்றோர்கள்லாம் சொன்னாங்க. அவுரா, "அம்மா நீங்க வந்து விடுங்களேன். நாங்க எப்ப போறமோ, போயிட்டு வர்றோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு இங்க ஏதாவது வேல கெட்டு போச்சுன்னா சொல்லுங்க. அத செஞ்சு குடுத்துட்டு போறேன்." அப்படீன்னு அவுங்களையும் வந்து சொல்லிட்டாரு. இவரு நா கேட்டேன்ற ஒரு காரணத்துக்காக, ஒரு 1 ஸ்ட்டு பிரையாரிட்டி குடுத்து, அவரு பண்றாருன்றதால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது, என் வாழ்க்கையே 1 செகண்ட்ல வந்து மாறிடுச்சுனு வச்சுக்கோங்களேன்.
ம்ஹ்ஹ்ம். ம்ஹ். ம்ஹ். ம்ஹ். ஓ. ம்ஹ். ஹ்ஹ்ம். சூப்பர்ங்க. ம்ஹ்ஹ்ம். சொல்லுங்க, சொல்லுங்க.
உம் அதுக்கப்பறம் அவரு <laughs>
<laughs> அடுத்த சர்ப்ரைஸ்க்காக நா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு அடுத்து. அஹ. அ.
<laughs> நெறைய மாருச்சுங்க. நா வேலைக்கு போணும்ன்னு சொன்னேன். "போயிட்டு வாங்க." அப்படீன்னு சொன்னாரு. இதே மாரி வேலைக்கு போயிட்டு வரேன், அ லேட் ஆகுதுன்னு வைங்களேன். அவரு வந்து மெசேஜ் மட்டுந்தான் பண்வாரு. இந்த மாரி, "எத்தனை மணிக்கு வந்து கெளம்புவீங்க? கெளம்பும்போது சொல்லீட்டு கெளம்புங்க." அவ்வளோதான். நானும் வந்து, "கெளம்பும் போது சொல்லீட்டு கெளம்புறேன்." அப்படீன்ட்டு கெளம்புறப்போ அ "ஸ்டார்ட்டட்" அப்படீன்னு 1 மெசேஜ் மட்டுந்தான், அவருக்கு வந்து நா போடுவேன்.
அ. ஆஹா. அருமை. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்.